புரியிது, புரியிது. <laughs> ம்.
சரி, சொன்னாங்க. அப் இது வந்து வீடு துடைக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மின்விசிறிகள்லாம் மேல இருக்கு பார்த்தீங்களா? அது அதுல நெ ஆமா, அதில தூசி வந்து சேர்ந்துக்கும் அப்டியே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசம் துடைக்காம விட்டோம்னா, அது வந்து கொஞ்ச நாள் அங்க கீழ உட்கார்ந்து சாப்பிட்டா, சாப்பாட்டு மேல ஒரு உருண்டை வந்து விழுகும்.
ஆமாங்க. பெரிய டாஸ்க்ங்க அது. <chuckles> புரியிதுங்க. அப்டியே அந்த அடர்த்தி அடர்த்தியா வந்து அந்த இதுவாயிரும் துசி வந்து இதுவாயிரும் இல்ல?
ஆமாங்க. நான் வந்து ஆ ஒட்டட சேர்ந்த மாரி இருக்கும். நான் தான் வந்து ஏறி துடைப்பேன் முன்னாடியெல்லாம் பசங் என்னோட பையன் சின்ன பையனா இருப்பான். சரி, என் கணவரும் வேலைக்கு போறார்ன்னு சொல்லிட்டு நான் தான் மாஞ்சி மாஞ்சி அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மேல ஏறினா கொஞ்சம் முடியல ஆ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், என் கணவருக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கா. அதனால அவரு வந்து உயரத்துலலாம் ஏற கூடாது.
ஒட்டடை மாரி இருக்கும் அது. ம். பரவாலங்க. ம். புரியிது. ம், ம்.
அதனால அவரும் இதுல இருந்து தப்பிச்சுட்டாரு. நானும் தப்பிச்சுட்டேன். இப்ப யாரு தொடைக்கிறது. <chuckles>
ஏங்க, பாவங்க அவரு அவரு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அவரு தப்பிச்சிட்டாருன்றீங்களே?
இப்போ இருக்கிறது பையன் ஒரு ஆளு தான்.
புரியிதுங்க, புரியிது. சொல்லுங்க.
அவன் கொஞ்சம் வளர்ந்த பையன் தான். அதனால நான் சொன்னேன் இந்த வேலைக்கு கண்டிப்பா என்னால முடியாது. இது நீ தான் பாத்துக்கணும். அப்டின் சொன்னேன். அப்போ
ம். நீ தான்ப்பா செய்யணும். <chuckles> புரியிதுங்க. அவரு ஒத்துக்கிட்டாரா? அந்த டைம்ல ஒத்துக்க மாட்டாங்களே சின்ன பசங்க அந்த மாரிலாம்.
இல்ல, அவங்க சரின்னு தான் சொன்னான். ஆனா, அவன் என்ன பண்ணுவான்னா, போட்டு இழுத்து அடிச்சு இதோ பண்றேன், அதோ பண்றேன், இதோ பண்றேன். <laughs> அப்புறம்
பரவாயில்லையே. ஆ. நீங்க ஒரு 100 தடவ கேட்க வச்சிருப்பாங்களா?
ஆமா, அப்புறம் நெறைய ஒரு நிபந்தனைல்லாம் போட்டான். இந்த மாரி போட்டு அதுக்கப்புறம் வந்து அ நீ வந்து கூட இருந்தினா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவ. அதனால நீ எங்கயாவது வெளில போம்போது நானே இத பாத்துக்கறேன். <laughs> ஏன்னா
<laughs> ம். இல்ல. இது வேணா, நான் கண்டிப்பா ஒத்துப்பேன்ங்க ஆனா. ஒருத்தன வேலை செய்டான்னு சொல்லி விட்டுட்டா, அத விட்டுடணும். ஆனா, நீங்க பக்கத்திலேயே நின்னு அத பண்ணு, இப்டி பண்ணு, நல்லா தொடைன் சொன்னா அவனுக்கு கோவம், வருமா வராத சொல்லுங்க? அதான் அவன் அனுபவிச்சுருக்கான் நெனைக்கிறேன், அதான் இப்டி சொல்றான்.
ஆமாய் ஆமாங் ஆமா, அதுனால நான் என்ன பண்ணுவேன், நான் வெளில போகம்போது ஏன்னா, நான் இந்த பக்கம் தொடைக்கல அந்த பக்கம் துடைக்கலன்னு அவனுக்கு அது ரொம்ப தொந்தரவா இருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் அவனா இருக்கும்போது துடைச்சு வச்சுட்டான் ஒரு வழியா. சரி, இப்போ மின்விசிறிய அவன் பார்த்துக்குட்டான். அதுக்கப்புறம் ஒட்டடை பார்த்தீங்கன்னா, நானே எடுத்துருவேன் அந்த குச்சியால அது ஒன்னும் பெரிய விஷயமா இருக்காது.
ம். பரவாலங்க. ம். அ.